பொதுவா பார்த்தீங்கன்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில, இந்த பிள்ளைங்கள வந்து படிக்க வைக்கிறதே, ரொம்ப <chuckles> ஒரு பெரிய விஷயம்னு நான் வந்து நெனைக்கிறேன். ஏன்னா, அவங்க சூழ்நிலைக்கு, அவங்க மனநிலைக்கு ஏத்தாப்ல வந்து அவங்களுக்கு சொல்லி குடுக்குறதே வந்து, நம்ப ஒண்ணு சொல்லுவோம் அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்குவாங்க. ஒரு சில நேரத்ல புரிஞ்சுக்காம ஒரு விளையாட்டுத்தனமா இருக்கும். அந்த மாரி ரொம்பவே என்ன நான்லாம் வந்து செரமப்படணும் அப்டின்ற மாதிரி தான் நான் அடுத்தவங்கள பார்த்து நெனைக்கிறேன். அப்டி பார்க்குறப்போ, உங்க வீட்ல உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க எப்டிலாம் வந்து இந்த வீட்டு பாடத்த சொல்லுவீங்க? அது எப்டி, எப்டில்லாம் நீங்க வந்து கத்துக் குடுப்பீங்க குழந் குழந்தைக்கு அத பத்தி என்னோட பகிர்ந்துக்க முடியுமா?
ஆ, என்னோட குழந்த வந்து எல்கேஜி போகறதுலருந்து இப்போ வந்து 2ஆம் வகுப்பு போயிருக்கா. ஆனா வந்து வீட்டு பாடங்கள் செய்யம்போது பார்த்தீங்க அப்டின்னா, அவ 1 நாளும் வந்து செய்யமாட்டேன்னு சொல்லி அழுதது கெடையாது.
ஓ! ஆ. ஏ! பரவாயில்லங்க அப்போ, கொஞ்சம் சுலபமா இருக்குமே உங்களுக்கு. <chuckles>
ஆமாங்க. அவளுக்கு என்ன செல சமயங்கள்ல நெறைய இருக்கும்போது வேணா கை வலிக்குது அப்டின்பா. கை நான் என்ன பண்ணுவன் தெரியுமா? அப்டி சும்மா அமுக்கி கொடுத்துட்டு, கொஞ்சோண்டு முத்தம் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். "டேய், வலி சரியா போச்சுடா, அவ்ளோதான் எழுதலாம்." அப்டின்னு சொல்லி அவள ஏமாத்தி எழுத வச்சுருவங்க.
<chuckles> பாருங்க, ஏதோ ஒரு அன்புவா, அன்பு கலந்து ஒரு இதா இருக்கு. பரவாயில்ல நல்லா இருக்கு ஆனா. <chuckles>
அ. அ நான் இன்னும் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவ எல்கேஜிலாம் போவா இல்லையா? அப்ப வந்து என்ன பண்ணியாச்சு அப்டி சொல்லி பார்த்தீங்கன்னா, அவ வந்து ஏல அவளுக்கு வந்து சின்ன வயசுலயே நான் ரொம்பலாம் எழுத கத்து குடுத்து ரொம்ப அடாவடியா அடிச்சு, அந்த மாதிரிலாம் நான் சொல்லிக் குடுத்ததே கெடையாதுங்க. அவ வந்து அவளே வந்து, அவளுக்கு வந்து இயற்கையிலயே ஆர்வம் அதிகம். வந்து எழுதுறதுல, படிக்கிறதுல இயற்கையிலயே ஆர்வம் அதிகமா இருந்ததுனால கடவுள் வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படலாம் விடலைங்க.
ஆமா. ம், ம். <chuckles> இதுவும் ஒரு கிடைக்கிறதுக்கு அபூர்வம் தான் போல இருக்குங்க.
ஆமாங்க அப்ப அதனால வந்து என்ன பண்ணிருவோம் அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா? ஏ அப்டின்னு சொல்லிட்டு எழுதிக் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ம் என்னம்மா இந்த பாரு, இதில கோடு போடு அப்டின்னு சொல்லி சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், கோடு போடுறதுக்கு முன்ன பின்ன ஆகுமா? எனக்கு வந்து நான் அவள் சில சமயங்கள்ல அழுத்து போயிடும்ல, <tsk> அந்த நேரா அந்த லைன் வரதுக்கு. சின்ன குழந்தை எல்-கே-ஜி குழந்தை அழுத்து போயிடும்ல அப்ப என்ன தெரியுமா பண்ணுவேன்? நான் தப்பா போடுவேன், நான் கோணலுமானலுமா வேணும்ல நெளிஞ்சு, நெளிஞ்சு, நெளிஞ்சி நான் போடுவேன். அத பார்த்துட்டு அம்மா உனக்கு இனுமே கோடு கூட போடத் தெரியாதாம்மா? என்னம்மா நீன்னு? அப்படி சொல்லிட்டு அவ போடட்டா.
ம். ஆ. ஆமாங்க. ம். சரி. <laughs> ஓ! அவுங்க நமக்கு சொல்லி கொடுக்க ஒரு விஷயம் அதே
அப்ப வந்து நம்ம வந்து சொல் அவளுக்கு நம்ம வந்து தெரியாத மாதிரி கேட்டுக்கணும். "நமக்கு தான் எல்லா தெரியும், ஒனக்கு ஒண்ணும் தெரியாது". அப்படி ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்கலே, குழந்தைகளுக்கு படிக்கிற ஆர்வம் வந்து போய்வே போய்டும். சுத்தமா போய்டும்.
ஓ! பரவாயில்லங்க. இது ஒரு சுலபமான ஒரு அதாவது, ஒரு ட்ரிக்குன்னு சொல்லக்கூடிய விஷயம்.
ஆமா, "நம்ம எவ்வளோதான் படிச்சிருப்போம், நம்ம பி-ஹெச்-டி யே கூட முடிச்சுருக்கலாம்". ஆனா அந்த ஏ போடத் தெரியாதுன்னு நம்ம சொல்லிட்டு போய் நிக்கனோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல, அப்ப வந்து அந்த பெத்த பிள்ள வந்து நமக்கு சொல்லி குடுக்குது அப்படிங்கும்போது நமக்கு அப்படியே கண்ணுல லைட்டா அப்படியே கலக்கல் இப்போ உங்ககிட்ட நான் பேசும்போதே லைட்டா கண் கலங்குது. என் குழந்தை ஃபஸ்த்து ஃபர்ஸ்த்து எனக்கு போட்டு கொடுத்தா இல்லையா? அது இன்னுமே நான் ஃபோட்டோ காப்பி மாதிரி எடுத்து வச்சிருக்கேன், அந்த புக்க அழகா நான் எடுத்து வச்சுருக்கேங்க. என்ன தெரியுமா? அந்த
ம். <laughs> ஆ. <laughs> ஆமாங்க. ஓ! பரவாயில்லைங்க. ஒரு நினைவுக்காக வச்சிருக்கீங்களா?
ஆமாங்க. நான் என்ன எப்படி தெரியுமா? அந்த புக்குவ அது எழுதியிருக்க ஆர்வம் அவளுக்கு வந்துச்சு அப்டின்னா, நாங்க ஒரு வாட்டி விமான நிலையத்துக்கு போகும்போது, அவுங்க வந்து சின்ன குழந்தைங்களுக்கெல்லா வந்து அந்த ஃபோன் டைரியில நம்ம எழுதி வச்சுப்போம்ல, ஃபோன் நம்பர்லா எழுதி வச்சுப்போம்ல, அந்த மாதிரி குட்டி புக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல அந்த காலத்துல ஃபோன் நம்பர்லா வந்து எழுதிக்கிறதுக்கு நம்ம அப்பாக்கெல்லா ஆமா ஒரு டைரி மாரி குட்டியோண்டு டைரி மாதிரி இருக்கும். அதுல நம்ம ஃபோன் நம்பர்லாம் எழுதி வச்சுப்போ இல்லையா? அந்தமேரி இது வந்து எனக்கு விமான நிலையத்துல கொடுத்தாங்க. அதுதான் எனக்கு ஃபர்ஸ்த்து, ஃபஸ்த்தா அதை அந்த பாப்பாவுக்கு வந்து, ஆரம்பிச்ச ஒரு முதல் எழுத்து பயிற்சி புக்குன்னு கூட சொல்லலாம். அதுல தான் வந்து என்ன பண்ணான்னா, ஃபஸ்த்து அந்த பேஜ் வந்து குட்டி அவள் கைக்கு அடக்கமா தானே இருக்கும் எனக்கு தெரியாது. எனக்கு முதல்ல பெரிய நோட்லா நான் வாங்கி வச்சுருந்தா, அந்த அளவுக்கு வந்து ஆர்வம் வந்து இல்ல கிறுக்கிட்டு தா இருந்தா.
ஆ. ஆமாங்க. ஆமாங்க. கை, கை அளவுல இருக்கும் நம்ம கிட்ட. ம். ம். ஆமாங்க. ம். ஓ! பரவாயில்லை. கண்டிப்பா. ஆ. ஆ.
நமக்கு ம் முதல் படியா கிறுக்க தான் செய்வாங்க. பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுவாங்க? எடுத்தொன்னே, ஆனால்லாம் எழுதிற மாட்டாங்க. கிறுக்கு, கிறுக்கு, கிறுக்கு, கிறுக்குன்னு கிறுக்கி தான் ச கிறுக்கு கிறுக்குன்னு கிறுக்குனதுக்கு அப்புறமேல தான் அவுங்களுக்கு அந்த பயிற்சி வரும்.
<laughs> ஆனா, உங்களுக்கு அந்த மாரி இப்போ கிறுக்குறது வந்து உங்களுக்கு கோவம் எதும் அளிக்கலையா? ஒரு சில பேருக்கு வந்து குழந்தைங்கள்லாம் வந்து, இந்த செவுரெல்லாம் கிறுக்கி நம்மள ஒரு
ஆ. இல் செவுத்துட்ட இருந்து கிறுக்கக்கூடாது அப்டீங்கிறத, ஆரம்பத்திலயே அவளுக்கு சொல்லிக் குடுத்துட்டேன். ஆரம்பத்திலயே இது வந்து, "ஓனர் ஆண்டி அடிச்சுடுவாங்கடா". ஓனராண்டி மேல கொஞ்சம் பயம் அப்ப. ஆனா ஓனரு குட்டி பிள்ள தானே. "ஓனராண்டி 2 கண்ணு வச்சுருக்காங்கடா. கண்ணுலயே அப்டீயே அப்டீயே பாத்தாங்கன்னு வச்சுக்கோயென், நமகெல்லாம் ஒடம்பெல்லாம் வலி வந்துரும். அப்புறம் குச்சி எடுத்தாங்கன்னா, அடிச்சு போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோயென், அவ்வளோதான் நமக்கெல்லாம் அப்டீயே அங்கங்க ரத்தம் ரத்தமா வந்துரும் டா" அப்டீலாம் ஏமாத்தி வச்சிருந்தேன். ஏன்னா, நம்ம ஓனர்ட்ட கஷ்டம் கஷ்டம் ஆக்கக்கூடாது. நம்ம வந்து, நம்மளுடைய வீடு கெடையாது. அது என்னதான் இருந்தாலும் ஓனர்கள் திட்டுறதில எந்த வித தவறும் கெடையாது. ஏன்னா, அவங்கவங்க சம்பாரிச்சு அவங்கவங்க கட்டும்போது அவங்கவங்க வலி தெரியும் அப்டீங்கிறது.
ஆ. ம். <chuckles> ஆமா. <laughs> ம். கண்டிப்பாங்க. கண்டிப்பா. ஏன்னா, அவங்களோட உழைப்பு இருக்கும். அதில் கொஞ்சம் சேதாரமானுச்சுனா, அவங்களுக்கு கஷ்டம் ஏற்படும்ல.
முன்னால நா இப்படிலாம் வேற மெரட்டி வச்சிருந்தேன், என் கொழந்தைய. அப்பதான் அதுல கை அதுனாலேயே என்ன பண்ணிட்டேன், "நீ செவுத்துல கிறுக்காத, நா உனக்கு அம்மா புக்கு வாங்கி தாரேன்." கடையிலல்லாம் சிரிப்பாங்க. அவ சைஷு தவிர்த்து பெருசா அந்த அந்த 2 கொயர் நோட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த நோட்டெல்லாம் அவளுக்கு வாங்கி குடுத்துருக்கேன், எல்கேஜிலேயே. லாங் சைஸ் நோட்டு, 2 கோயர் நோட்லாம் வாங்கி குடுத்துருக்கேன். கடக்காரவங்கலாம் சிரிப்பாங்க. "என்னம்மா? இந்த குட்டி புள்ளைக்கு போய் 2 கொயர் நோட்டு, லாங் சைஸ் வாங்கி குடுத்துருக்க." அப்படீன்னு சொல்வாங்க. ஏன்னா, அதுல அவ வந்து கிறுக்கட்டும்னு சொல்லிட்டு நா விட்டேன். ஏன்னா, "நாம செவுத்துல கிறுக்கி அவுங்களுக்கும் சங்கட்டம், நமக்கும் சங்கட்டம்." அப்படீங்குறது இல்லாம, இந்த மாதிரி நோட்டுல கிறுக்கங் குடுக்கும்போது, அவளுக்கும் வந்து பேனா புடிக்கதுக்கு, பென்சில் புடிக்கதுக்கான பழக்கலாம் அவளுக்கு வந்திருச்சுங்க. நான் வந்து காசு பாக்காம ம் சொல்லுங்க.
ம். ஓ! இப்ப 1 சந்தேகம்ங்க. நீங்க வந்து எடுத்தொனையுமே முதல்ல வந்து பென்சில் வச்சு தான் அவுங்கள வந்து பயிற்சி செஞ்சீங்களா? இல்ல, எத வச்சு?
ஆ, அவளுக்கு வந்து பாத்தீங்கணா, சாக் பீஸ் புடிக்கவே வரவே இல்ல. அவளுக்கு வந்து குச்சில்லாம் இருக்கும் இல்லையா? இந்த பல்போம்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அதெல்லாம் அவளுக்கு புடிக்கவே வரவே இல்ல. அவளுக்கு ஆமா. அது வந்து கைய உருத்துது உருத்துதுன்னு சொல்லிட்டுருந்தா. அதுனால நா என்ன பண்ணிட்டேன்னா, பென்சில்ல தாங்க ஆரம்பிச்சேன்.
ஆ. ஆமாங்க. ஸ்லேட்டுக் குச்சி. ஆ.
அவளுக்கு வந்து பெருசா வந்து சாக் பீஸ்‌ல, குச்சீல அவ எழுதுன ஞாபகம் எனக்கும் கெடையாது, அவளுக்கும் கெடையாது. நாங்க ஆரம்பிச்சதே நோட்டு, பென்சில்‌லதான் ஆரம்பிச்சோம். ஆனா, இது புது விசித்திரமான ஒரு கதையா இருக்கும். ஆனா, இதான் உண்மை.
ம். <chuckles> அதான் ஒரு சிலவங்க வந்து பாதுகாப்புக்காக ஏன்னா, கண்ணுல குத்திக்குவாங்க. அப்புடிலாம் யோசிச்சு குடுக்க மாட்டாங்க. ஆனாங்க நீங்க ஹ.
5 இல்ல, நா குடுத்துட்டேங்க. நா தைரியமா குடுத்துட்டேங்க. என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா? அதுனால தைரியமா நா குடுத்துட்டேங்க.
பரவாலங்க. நல்ல விஷயம். ம்.
இதுநாள் முடிய அவ வந்து 1 நாள் கூட கண்ணுல குத்திக்கிட்டது கெடையாது. சின்ன கொழந்தேலேருந்து பென்சில்ல தான் எழுதிட்டுருக்கா. நம்ப அந்த காலத்துல தானங்க நம்ப ஸ்லேட்டு, குச்சி, சாக் பீஸுனு சொல்லிட்டு ஓடிட்டுருப்போம். அதுனால வந்து இந்த காலம் அதுவும் இல்லாம சாக் பீஸ்லாம் அலச அழைக்கும்போது, குச்சிலலாம் அழைக்கும்போது, டஸ்டு வரும் இல்லையா? அது வந்து மொகத்துல அவளுக்கு அப்பும்போது 1 தரவ அப்பும்போது என்னாயிடுச்சு அப்படீன்னா, அந்த தோல்ல இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. டாக்டர் கிட்ட போய் கேட்டதுக்கு ஆமா. டாக்டர போய் கேட்டதுக்கு, இவளுக்கு "பாப்பாவுக்கு டஸ்ட் அலர்ஜி ஸ்கின்‌னுல இருக்கு. அதுனால வந்து இந்த மாரி மண்ணுல விளையாடுறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து தவிர்க்கிறது நல்லது." அப்படி சொல்ட்டாங்க. அதுனாலேயே நா மாற்று முறையாவே பென்சில், நோட்டு தான் அவளுக்கு. வேற எத அது இது ஸ்லேட்டுல்லாம் வாங்கிக் குடுத்ததே கெடையாது.
ஆ. ஆமாங்க. ம். ம். அச் சேரல போலருக்கு. ஆ பரவால்லங்க. அது ஆனா, ஒரு சில க பள்ளிக பள்ளி கள்ளி பள்ளியில வந்து, அ அந்த பென் இந்த மாதிரிலாம் பயன்படுத்த சொல்லலையா?
பென்சில் தான் இன்னும் முடிய பென்சில் தான் சார். 2வது படிக்கிறா பென்சில் தாங்க பயன்படுத்திகிட்டுருக்கோம் அங்க. அந்த பென்சில்ல வந்து என்ன பண்ணுவான்னா, கிறுக்கு, கிறுக்கு, கிறுக்கு, கிறுக்குனு கிறுக்குவா. சரிடா தங்கோம் கிறுக்கிக்கோ அப்டின்னு சொல்லிட்டுவுட்டேன். அதுக்கப்புறமேலாம் அந்த நாங்கள் விமானத்துல போய்ட்டு வரும்போது அந்த புக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னேன்ல குட்டி புக்கு. அதுல தான் நாங்க வந்து A போட ஆரம்பிச்சோம். ஏன்னா, ஆ ன்னா சொல்லி தரலங்க. ஏன்னா அது சுத்து சுத்துனு சுத்தும். புள்ள கடுப்பாயிடும் அதனால பஸ்ட்டு நமக்கு எடுத்த ஒட்னே 1 லைன் போட்டோமா, இந்த பக்கம் 1 லைனா நடுப்புற 1 லைன் போட்டா முடிஞ்சு போச்சுல்லையா? அதனால அது கொஞ்சம் எளிதா இருக்கும் அப்படிங்கிறனால நான் A க்கு போய் A க்கு ஆரம்பிச்சுட்டேன். அம்மா தாயே அப்டிலாம் நான் கெஞ்சவே இல்ல. அம்மாவுக்கு தெரியவே தெரியல இந்த A போட்டுட்டேன். அப்போ இந்த A யார் போட்டதுன்னு சொல்லி கேட்டா. இது வந்துடா அந்த பாட்டி போட்டாங்க, பக்கத்து வீட்டு பாட்டி போட்டாங்கடா, அந்த A அம்மாவுக்கு போடவே தெரியலடா, சொல்லி குட்றா அப்டின்னு சொன்னப்ப இரு, இரு நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த A மேலேயே என்ன பண்ணுனான்னா ஓவர் ரைட் பண்ணா. ஆ.
ஓ! சரி, சரி. ஆ. நல்ல விஷயம். ம். ஆமாங்க. ஆமாங்க. ம். <chuckles> <chuckles> ஓ! அதே மாதிரி ஏ மேலேயே போட்டாங்களா?
A மேலேயே அதே ஏன்னா அது தானே முதல் படி நமக்கு. அதுல வந்து என்ன பண்ணியாச்சு அப்டி சொல்லி பார்த்தீங்கன்னா, A போட்டா அதுக்கப்புறமா இப்டி தான் எங்களோட பழக்கங்கள் ஆரம்பிச்சுச்சு. இப்போ கூடங்க இப்போ 1 வாரத்துக்கு முன்னாடி, அ அந்த இப்பலாம் வந்து மேக்ஸ் சம்லாம் போட்டுட்ருந்தா. என்ன பண்ணா 36 36 மைனஸ் 16 என்னன்னு சொல்லி கேட்டா. ஐய்யயோ எனக்கு சப்ட்றேக்ஷன் எங்க மிஸ் சொல்லியே குடுக்கவே இல்லடா, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியலடா. தப்பான நம்பர் சொன்னேன். என்ன பண்ணேன் 36 மைனஸு என்ன 16 வந்து என்ன சொன்னேன்னா 40 சொன்னேன்.
ஆமாங்க. ஆ. சரிங்க. <chuckles> ஆ. ஆ, அச்சச்சோ! <chuckles>
அப்ப தான் அவ வந்து, அவ போடுவா. <tsk> அவ போட்டு என்ன பண்ணுவான்னா, "ஒனக்கு தெரியாதா? இரு ஒனக்கு சொல்லித் தரேன்" அப்டீன்னு சொல்லிட்டு, சொல்லிக் குடுப்பா. நமக்கு சொல்லிக் குடுக்கும்போது, அவ போட்டுருவாளையா? அப்டி தான் வந்து நான் என் புள்ளைய பொறுத்தளவுல நான் 0வா "என்னோட கல்வி அறிவு 0" அப்டீன்னு சொல்லி வச்சுருக்கேன். அதனால, அவளுக்கு எனக்கு வந்து சொல்லிக் குடு
ஆமாங்க. <chuckles> பரவால்ல. அது நல்லாவே பயன்படுத்துற மாரி நடக்குன்னு தான் நீங்க சொல்கிறீங்க. அப்புடிதானே?
ஆமாங்க. எனக்கு நல்லாவே அது பயன்படுதுங்க. இப்ப, அபாக்ளாஸ் அவள சேத்து விட்டுருக்கேன். அபாக்ளாஸ்ல வந்து எனக்கு வந்து அபாக்ளாஸ்லாம் நான் அந்த காலத்துல போனதும கெடயாது. எங்க அம்மா சேத்து உட்டதும் கெடையாது. என் புள்ளைய நான் சேத்து உட்டுருக்கேன். அதை பத்தின, எனக்கு தெரியவே தெரியாது. அது என்னான்னு கூட எனக்கு தெரியாது. இப்ப என் புள்ள சொல்லி குடுக்குறா. என் புள்ள அதுக்கான சொல்லி குடுக்குற முறை கூட அவ கத்துருக்கா. கத்துட்டு, "இப்டி செய் இது இப்டி பண்ணுமா. இது இப்டி பண்ணுமா" அப்டீன்னு இப்ப எனக்கு 3 டிஜிட்‌ல வந்து அபாக்ளாஸ்ல ஏதாவது சம் குடுத்தீங்கன்னா, நானே போட்ருவேன். என் புள்ள சொல்லி குடுக்குறா. என் புள்ள சொல்லி குடுத்ததுங்க.
அ. அ, ஆ. கண்டிப்பா. ம். ஹ்ம். பரவாயில்லங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல!
ஆமா. என் புள்ள சொல்லிக் குடுத்தா எனக்கு. அதுல, எனக்கு எந்த வெட்கவும் வெளியில சொல்றதுக்கு எனக்கு எந்த அவமானமும் கெடையாது. என் புள்ள சொல்லிக் குடுத்தா அப்டீன்னு, நான் தைரியமா நான் என் வீட்டுக்காரர் கூட கேட்டாரு. "எப்புட்ரீ, இத நீ போட்ட?" எப் நானும் என் கொழந்தையும் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி போட்டுட்டு இருந்தோமா, அப்ப அங்கேந்து வந்தாரு. "நீ எப்புடி இத போட்ட" அப்டீன்னு என்ன பாத்து கேட்டாரு. "எனக்கு என் பாப்பா தான் சொல்லிக் குடுத்தா" அப்டீன்னு நான் தைரியமா சொன்னேன். "ஏய், பரவால்ல பாப்பா, நீ அம்மாக்கு கூட சொல்லி குடுத்துட்டியா? சூப்பர் ரா!" அப்படீன்னு சொல்ட்டு கை தட்டினாரா. அதில அவளுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. இப்போ, இன்னொரு புது ஸ்டெப்பு சொல்லிக் குடுத்திருக்காங்க. அது இந்த வாரம் ஞாயித்துக்கெழம எனக்கு சொல்லிக் குடுத்தா.
<laughs> அ. ம். <chuckles> அ. <laughs> பரவாயில்லங்க. ம்.
இதனால வந்து பாத்த், இதனால பாத்தீங்கன்னா, அவளும் ஹோம் வொர்க் பண்ணிட்டா. எனக்கு தெரியாத விஷயம். அடிதடி பிரச்சனை எதுவுமே கிடையாது. நான் அவள்ட்ட வந்து எனக்கு தெரியாதுனு சொல்லி சொன்னதுனாலேயே, அவ எனக்கு சொல்லி குடுக்கணும், சொல்லி குடுக்கணும். அவ நெறைய படிச்சி படிச்சி படிச்சி படிச்சிட்டு வந்து என்ட்ட சொல்லிக் குடுத்துட்டு இருக்கா.
ஓ! ரொம்ப பெரிய விஷயங்க. இது எப்படிலாம் நீங்க வந்து அணுகுகிறீங்க. எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு. அதுவும் இந்த பாப்பாவும் அழகா வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லிக் குடுக்குறாங்க பாருங்க ஆர்வத்தோட.
ஆமாங்க. அது வந்து கடவுள் வந்து, எனக்கு வந்து ரொம்ப அதான் சொன்னேனே, நான் ஆரம்பத்துலயே சொன்னேன். கடவுள் எனக்கு பெரிய கஷ்டம்லாம் குடுக்கல்ல. கடவுள் வந்து அது இயற்கையிலேயே அவளுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு அறிவு குடுத்துவிட்டாங்க. அத வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து உற்சாகப்படுத்தி அவள வந்து என்ன பண்ணுறனா மேல தூக்கி விடுறேன்.
ம். ம். ம். புரியுது நல்லாவே, புரியுது.
அவ்ளோ தான் அவ்வளவுதான் தவிர வேற எதுவும் இல்ல. இப்போ வந்து இந்த 36 மைனஸ் 16 அப்டீங்குறது நமக்கு தெரியும். 20 அப்டீங்குறது நமக்கு தெரியும். ஆனா, நான் தப்பா சொல்லி அதுல அந்த கரெக்ட் பண்ணுறதுல அவளுக்கு ஒரு சந்தோஷம். <tsk> அம்மா என்ன மா நீ? தப்பு தப்பா சொல்லுற மா நீனு. உன்னையெல்லாம் நம்பவே மாட்டேன் மா நானு. நானே போட்டு பாத்துக்குறேன். பாத்துட்டு போட்டு பாத்துட்டு உனக்கு சொல்லுறேன் சரியா. அதையாவது நீ கரெக்டா இல்லயானு சொல்லு, அப்டீன்னு சொல்லி சொல்லுவா. நம்பள மிரட்டுற மாதிரி சொல்லுவா.
ஆமா. கண்டிப்பா ஆ புரியுது. <laughs> <laughs> அ இப்ப வந்து ஒரு சிலருங்க வந்து இந்த டியூஷன்லலாம் சேர்ப்பாங்கல்ல, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க
நம்ப பிள்ளைக்கு நம்ப தாங்க எஃபர்ட் போட்டு சொல்லி தரணும். இப்போ அபாகிளாஸ் சேர்த்து விட்ருக்கேன். எனக்கு தெரியாது தான். அதுக்காக இன்னொரு டியூஷன் சேர்த்து விட்டா நல்லாவா இருக்கும்? நான் கத்துகிட்டு முயற்சி எடுத்து கத்துக்கிட்டேன். அவ சொல்லிக் கொடுத்தா. அதுக்குன்னு ஈடுபாடு எனக்கு இருந்துச்சு. அதனால நான் கத்துக்கிட்டு, இப்போ வந்து அவளே அபா கிளாஸில ஏதாச்சும் சின்ன டவுட் இருந்தாலும், இப்போ நம்ம பெரியவங்க இல்லையா? ஒரு தடக்க சொல்லிக் கொடுக்கும்போது, நமக்கு எப்டி செய்யணும்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் ஐடியா வந்துடும். அவ ஏதாவது சந்தேகம் நம்ம ஏதாச்சும் சந்தேகம் வந்துச்சுனா கூட, நான் என்ன பண்ணி கொடுத்துறேன் அப்டினு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவளுக்கு சரி பண்ணி கொடுத்துறேங்க. உனக்கு எப்டிம்மா தெரியும்? அப்டி சொன்னாள். நீ சொல்லி கொடுத்ததுதாண்டா சாமி, எனக்கு எப்டி? எனக்கு எப்பட்றா தெரியும்? சாமி அப்படினுசொல்லி சமாளிச்சுட்டுருக்கேங்க.
ஆ. ம். ஸோ ரொம்பவே கரெக்ட்டா சொன்னீங்க. ம். <laughs> ஓ! பரவாயில்லங்க ரொம்ப அழகா வந்து நீங்க விவரிச்சு சொன்னிங்க. அதுவும் உங்க பிள்ளைங்க கிட்ட வந்து நீங்க வந்து எதுவுமே தெரியாது. நீ சொல்லிக் கொடுத்தா தான் எனக்கு தெரியும். அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு சுலபமா வந்து சொன்னீங்க. அதெல்லாம் வந்து அடுத்தவங்களுக்கலாம் வரவே வராது. ஆனா அந்த ஒரு இயல்பு வந்து உங்கள்கிட்ட இருக்கு பாருங்க அத பாராட்டுக்குரியதுதாங்க நான் வந்து சொல்வேன். ஏன்னா வந்து நெறைய பேர் வந்து அவங்கள அடிச்சு, துன்புறுத்தி, படி படின்னு சொல்லுவாங்க. அவங்க மண்டையில ஏறாது.
அதுலலாம் எனக்கு வந்து புதுசா பெருசா நம்பிக்கை கெடையாதுங்க. அந்த பிள்ளை மண்டையிலேயும் ஏறாது. அப்போதைக்கு உனக்கு இருக்கறதள்ளுங்கலே தவிர அதுங்க மண்டையில ஏறவே ஏறாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து, நம்பிக்க.
ஆ. கண்டிப்பாங்க. ரொம்பவே சரியாக சொன்னீங்க. அது வந்து பார்க்கவே எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்துச்சு. ஒ யு எனக்குமே என் வயசு என் பையன் வயசுல வந்து ரெண்டு வயசு தான் ஆகுது. இன்னும் பள்ளிக்கு போகல. இப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ நம்பளும்.
கண்டிப்பா இது மாதிரி செய்யுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கும் ஒரு மாற்றம் தெரியும் கண்டிப்பா.
கண்டிப்பாங்க. அத வந்து கண்டிப்பா நான் மே மேற்கொள்வேன்.உங்கள்ட்ட பேசுனதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க. நன்றி.
நன்றி மிக்க நன்றி.